நா அ ஆக்சுவலா எனக்கு அப்ப அவங்க கேட்கும்போது, "என்னடா குழந்தைய சோட்டா பீம் பாக்குற மாரி பேசிட்டுருக்கீங்க. எப்புட்ரா இதெல்லாம் ஒருத்தன் பாப்பான்." வளந்த பையன் பாத்தா, "உனக்குலாம் வெக்கமே இல்லையா?" நானே அவள திட்டியிருக்கேன். ஆனா நா வந்து இப்போ நீங்க நருட்ரோன்னு சொன்னீங்க. ஆக்சுவலா அத நா பாக்கல. எனக்கு தெரியல அத பத்தி. ஆனா நா இப்ப ரீசென்டா ஒரு "சோலோ லெவலிங்", "ஒன் பஞ்ச் மேன்"
<laughs> அச்சச்சோ! ஆ. ஆ "சோலோ லெவலிங்" வேற லெவல்ல இருக்குங்க. 1 அண்ட் 2
ஆமா எனக்கு அந்த சோலோ லெவலிங் பாத்துட்டு தான் அனிமி மேலேயே ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுங்க. அப்பறம் "டெவில் மே க்ரை", இப்ப ஆக்சுவலா நா "ஒன் பீஸ்" ஃபேன் ஆயிட்டேங்க. பயங்கரமா பாத்துக்குட்ருக்கேன்.
ஆ "ஒன் பீஸ்" வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து இதுவே மூவி கூட இருக்கு. அந்த வெப் சீரிஸ் கூட வந்து ஹியூமன் வச்சு இது பண்ணியது போல இருக்கும். ஆமா.
ஆ ஆமாங்க நெட்பிளிக்ஸ்ல. ஆனா இருந்தாலுமே இந்த அ அந்த கார்ட்டூன் இந்த அனிமேஷன்னு "ஒன் பீஸ்" ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனா அது கிட்டத்தட்ட 1100 எபிசோடாட்டுக்குதுங்க. அது தெரியாம ஸ்டார்ட் பண்ணீட்டேன். நா இப்போதான் ஒரு 140ஓ என்னமோ வந்திருக்கேன். உன்னும் வருசக்கணக்காகும் போலங்க. ஆனா அது பாக்க அதுல வந்து ரொம்ப குழந்தைத்தனமா இல்லாம, ஒரு அந்த நீங்க அத பாத்திருக்கீங்களா?
ஆமா. நிச்சயமா. ம். ஆமா. கண்டிப்பா. அந்த "ஒன் பீஸ்" வந்து நா நா வந்து பாத்தீங்கன்னா, அந்த 1000 எபிசோடுன்னொனே வந்து பாத்தீங்கன்னா, ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஆனா மூவி பா அந்த வெப் சீரியஸ்ல நா பாத்துருக்கேன்.
<laughs> ஆனா அது ரொம்ப நல்லா இருந்துசுங்க. ஒரு கேப்டனா இருக்கட்டும், ஒரு நண்பர்களுக்குத்தேன் அது ஃபுல்லாவே. எனக்கு வந்து ஃபிரண்ட்ஷிப் ஓரியன்ட்டா தான் தெரியுது. அத ஒரு பாக்க அவ்வளோ அழகா இருக்கு. ஆமா ஒரு ஜாலியா இருக்குங்க.
ஆமா. நிச்சயமா. அவுங்க ப ஒ ஒருத்தர் ஒருத்தர் வி ஆமா. விட்டு குடுக்காம வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஃபைட் பண்ணுறதா இருக்கட்டும், இவங்களுக்காக அவன் போவறத்தா இருக்கட்டும், அவனுக்காக இவன் போய் அந்த வால் இதுலாம் ஸ்குவாட்ல எடுத்துட்டு சண்ட இது பண்ணுறதா இருக்கட்டும், இவன் லப்பர் மாரி வளைச்சுல்லாம் செம்ம ஃபன்னா இருக்கும்.
ஆமா. ஆமாங்க.